நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அ தமிழ்நாட்டில வந்து அதிகமாவே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறத நம்மளால பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது, நம்மளோட அ பாரம்பரிய உடைகள் ஆகட்டும், அ சாப்பாடுகள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்குமே, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் வேட்டி சட்ட கட்டிகிட்டு போணும். அ ஒரு வந்து வயதிற்க்கு வந்த பெண் பிள்ளைகள் வந்து பாவாடை தாவணி, சாரி கட்டினா தான் அழகுங்கிறது, இப்போ வரைக்கும் பெரியவங்க வந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள், பொங்கல் பண்டிகை நாட்கள்ல பொங்கல் அந்த மாதிரி விஷயங்கள கண்டிப்பா அ வீட்ல வந்து பொங்கல் வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, இப்ப நிறையா வந்து அ மாடர்னா எல்லோருமே மாறிட்டு வராங்க. டெக்னாலஜி ஆகட்டும் இல்ல வந்து புது புது விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இதை வந்து நம்ம பாரம்பரியத்தையும் காப்பாற்றிட்டு, புதுசு புதுசா இந்த மாதிரி வர விஷயங்கள எப்படி ஏற்றுக்கிறதுன்னு நீங்க நினைக்கீறீங்க?
ம். ம். ம். ம், ம், ம். ம். ம். அ கண்டிப்பாங்க சார். பாரம்பரியம்ன்றது, சும்மா ஒரு இந்த ஏட்டுக்கல்வின்ற மாதிரி சொல்லிட முடியாது, இல்லையா. அதுதான் நம்மளோட அடையாளம். அ நம்ம எவ்வளோதான் வந்துட்டு உயரத்துக்கு போனாலும், அ நம்ம ஊர், நம்ம அம்மா அப்பா, நம்மளோட மண் அப்படிங்கிறது தான் நம்மளோட அடையாளமா இருக்கும். அ அதில நம்ம மெயினா ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தா பாரம்பரியம். அதை வச்சுக்கிட்டா தான், நம்மளோட அ வளர்ச்சி வந்து கரெக்ட்டா ஒரு அடையாளப்படுத்தப்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
சரிங்க. கண்டிப்பா. ம். சரிங்க.
ம். அப்
அதை எப்படி நீங்க விரிவா சொல்லலாம்? அ நீங்க என்ன பாரம்பரியம், உங்களோட பாரம்பரியம் என்ன? புதுசா என்ன மாரி விஷயங்கள் வருது? அதெல்லாம் நீங்க என்ன மாரி இப்போ நீங்க ரீசென்டா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு ரீசென்ட் டிரெண்டிங் ஆகட்டும், டிரெஸ் ஆகட்டும் அந்த மாரி விஷயங்களைப் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
ஆ. ம். ம், ம். அ. கண்டிப்பாங்க சார். இப்ப நம்ம உடைகள் எடுத்துக்கிட்டோன்னா, அதில சொல்லலாம். "பாரம்பரியம்ன்ட்டு அது ரொம்ப பழைய விஷயம். அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம்." அப்படின்ற மாரி மனநிலைக்கு இப்ப நெறைய வந்துட்டாங்க. அ அ "சேலைய கட்டுறது, அ ப தாவணி, பாவாடை இதெல்லாம் போடுறதெல்லாம், அது அவ்வளோ பெருசா இ நல்லா இருக்காது." அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அ அதுக்கூட அ நம்மளை "நமக்கு இப்ப புதுசா வந்திருக்க இந்த நாகரீக உடை அப்படிங்கிறது ஒரு வசதியா இருந்தாலும், அ இதுதான் நம்மளோட அடையாளம். அதை நம்ம எப்பவும் விடக்கூடாது. அதை நம்ம கரெக்ட்டா கடைபிடிக்கணும்." அப்படிங்கிறது தான் என்னோட இது. அ அதை அத மட்டுமே நம்ம நவீன அ மயமான அந் இந்த உலகத்தில, அந்த நாகரீக உடையை மட்டுமே வச்சுக்கிட்டே போனோம்னா, அ அந்த பாரம்பரியங்கிறது அப்படியே பின் தள்ளப்படும். அ அடுத்து, நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு அது தெரியாமையே போயிடும். அ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி தாத்தா காலத்துலல்லாம் பண்ணின பாதி தகவல் நமக்கு இல்லாமயே போயிடுச்சு. இப்படி "அ அதை அப்படியே கைவிட்டுட்டே போனோம் அப்படின்னா, நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு வந்து நம்மளோட பாரம்பரியமும், கலாச்சாரமும் என்னங்கிறது தெரியாம போயிடும். அதனால, நம்மளோட அடையாளமே அழிக்கப்படும்." அப்படிங்கிறது தான் இது. அதனால நம்ம எப்பவுமே அதை வந்து, அ அந்த பாரம்பரியத்தையும் நம்ம கையோடு ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது' அப்படிங்கிறது. <inhales> ம்.
ம். சரிங்க. ம். ம். கண்டிப்பா. சரி. நீங்க இப்போ பண்ணிட்டு வந்த பாரம்பரிய விஷயங்கள் என்ன மாரி எல்லாம், இப்ப புதுசா அ ரீசென்டா அது வந்து மாறுவதை நீங்க பார்க்குறீங்க?
அ <chuckles> என்னன்னா நம்ம இந்த தினசரி க பெண்கள் கோலம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்தே கூட சொல்லலாம். அ நம்ம பாட்டி, தாத்தா காலத்துலலாம் அந்த கோலம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலமா சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவளிக்கிறது, அந்த முறைய வச்சுதான் அந்த கோலம்ங்கிற அந்த இதே வந்தது இல்லைங்களா? அ அதுக்கப்புறம் வ வந்த தலைமுறை என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாவு கோலங்கிறத விட்டுட்டு அந்த கல்லால வந்த அந்த பொடியில தான் போட ஆரம்பிச்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொடி கோலம் கூட கிடையாது. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிடுறாங்க வீட்டுல. அதை வெறும் தண்ணிய வச்சு துடச்சிட்டா, வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாரம்பரியங்கிறது எதிலேருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியுதா? அது வந்து வெறும் <tsk> ஒரு செயலா இல்லாம, அ நம்மளோட வந்து
ஆமாங்க. ம். சரிங்க, ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ஏதோ ஒன்னு கட பிடிக்கணும். அதுமாதிரி ஒரு சரி ஏதோ ஒன்னு பண்ணிருவோங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதோட புரிதல் எதுக்காக அது வந்து வந்துச்சு? இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனாலுமே இப்போ நீங்க இந்த கோலம் சொன்னது ஒரு அழகான விஷயம். இதுமாதிரி வேற என்ன நீங்க வித்தியாசத்தை உணர்றீங்க? அப்படி வித்தியாசம் இப்படி வரும்போது, அத நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? இல்ல எப்படி அத வந்து உங்க இலை தலைமுறைக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது?
அ, ஆ. பண்ணிட்டாங்க, ஆ அதுதான். வந்துச்சு. ஆ. ம். அ. ம். ம். அ. அது ம். இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கவழக்கம் அத சொல்லலாம் அதில நம்மளோட பாரம்பரியமான பழக்கம்னு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சதுமே இந்த பழைய கஞ்சி குடிப்பாங்க இல்லைங்களா, கேள்விப்பட்டுருக்கீங்களா? அ நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. ஊர் சைடுலாம். அ அது அது வந்து அவ்ளோ ஹெல்த்தி. அவ்ளோ ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த தண்ணி. இப்ப பார்த்தீங்கன்னா, அது வெளிநாடுகள்ல பாக்கெட் பேக்கெட்டா போட்டு டாலர் கணக்கில விக்கிறாங்களாம். அ அது அந்த ஒரு அழகான விஷயத்த வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா புறம் தள்ளிட்டோம். தள்ளிட்டு இப்ப இந்த ம் நவீன உலகத்தில எல்லாம் இந்த டீ, காஃபி இந்த மாரி அ நம்ம உடலுக்கு தேவையில்லாததுதான் அது. அதனால எந்த ஒரு பயனும் பெருசா இல்ல.
ஆமாங்க. சரிங்க. ம். ம். ஆமாங்க. சரிங்க.
ஆ. அது இந்த ஒரு நவீன. அ ம். நவீன உலகத்தில அதையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பாரம்பரியத்த அப்படியே பின்னோக்கி- பின்னோக்கி தள்ளிட்டோம்.
ம். அப்ப என்ன மாரி விஷயங்கள் இப்ப பண்ணுனா, அதெல்லாம் ஒரு மாதிரி சரி. திரும்ப கொண்டு வந்துடலான்ற மாரி நினைக்கிறீங்க?
அத கொ ம். ஆ. அது நம்மக்கிட்ட இருந்துதான் வரணுங்க சார். அப்பதான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அது போகும். இல்லைங்களா? அ நம்மளே ஃபர்ஸ்ட்டு அத ஒதுக்கி வைக்க, ஒதுக் ஒதுக்கி, வைக்க வைக்க அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாம போயிடும். ஸோ, மாற்றங்கிறது நம்மக்கிட்ட இருந்து மாறினா, அது கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும். அப்பிடிங்கிறது கருத்து. <chuckles>
சரிங்க. ம். கண்டிப்பா. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, அ இளம் தலைமுறையினர், பெரியவங்க நெறைய கருத்து வேறுபாடுகள் வருது. "இந்தமாரி பாரம்பரிய உடை போடு." இல்லன்னா நீங்க சொன்னமாரி, "இந்த ஃபுட் வந்து நீ வந்து ரொம்ப நவீனமா சாப்பிட்டா, உடலுக்கும் நல்லது இல்லன்றமாரி." அப்படி கருத்து மோதல்கள் வரும்போது என்ன பண்ணலாம்?
ம். ம்ஹ்ம். ம். ம். ஆ. அவுங்க லைஃப் ஸ்டைல் க்கு ஏத்தமாரி நம்ம கொஞ்சம் நம்மளோட கருத்த மாத்தி சொல்லணும். ஆ "இத நீ பண்ணினாதான்!" அப்படிங்கிற மாரி இல்லாம, "இத பண்ணினா உனக்கு இதுலேயும் இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால எந்த ஒரு பலனும் இல்ல. அதாவது, நீ அந்த உன்னோட அம் <exhales> அந்த"
சரிங்க. ம்.
ஆ.
இந்த மாதிரி அ அவங்களுக்கு அவங்களுடைய போம் மொழியில எடுத்து நீங்க சொல்லணுன்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்துட்டு அ ஏன்னா, ஒரு கடுஞ்சொற்கள் ஒரு கோவமா சொல்லும்போது, இந்த தலைமுறை ஏத்துக்கிறதில்ல. அதனால, அவங்க வழியில போய் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க.
சொல்லணும். ஆ அதே அதே மாதிரிங்க சார். ஆ. சொல்லணும். ஆ அதுதாங்க சார்.
அதேமாதிரி இப்ப, புதிய விஷயங்கள இப்ப பெரியவங்க ஏத்துக்கும்போது நிறைய சிக்கல்கள் வரும். இப்போ இப்ப திடீர்னு நம்ம வேட்டி சட்டையே கட்டிகிட்டு இருந்தவர கூப்ட்டு, பேண்ட் சட்டை போடுங்க அப்படின்னு நம்ம வீட்டில ஒரு பசங்க சொன்னா, அத வந்து ஏத்துக்க முடியாது நம்மனால. அ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா! ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், உங்க வீட்டில உங்க பசங்க ஏதாச்சு, இதமாதிரி புதுசா பண்ணுங்க, அப்படின்ற மாதிரி ஏதாச்சு சொல்றாங்களா? இல்ல உங்கள் குடும்பத்தில, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா?
ஆ. ம். ம்ஹ்ம். ம். ம். ஆ. கண்டிப்பாங்க சார். என்னோட பசங்க என்னோட பொண்ணுங்கள்ட்டயே பார்த்தீங்கன்னா, அந்த பேன்ட்டு அ ஜீன்ஸ் போடுற இருக்கிறதுலயும் ஆர்வம் வந்து, இதில இல்ல. இந்த பாவாடை தாவணியிலயோ, பாவாடை சட்டையிலேயோ, இல்ல. அப்போ அவங்களுக்கு ஏத்த மாரி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த பழைய ஒரு மாரினா இந்த போர் அடிக்கிற மாரி அ இதில டிசைன்ல இல்லாம, அவங்களுக்கு பிடிச்ச நல்ல டிசைன், கலர்ஸு அ இப்ப இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி மா கொஞ்சம் மாத்தி அவங்க கையில நம்ம பாரம்பரியத்த கொடுக்கணும், அப்படிங்கிறது தான். அந்த மாரி சொல்லி தான், நான் என் பசங்களுக்கு வந்து வழி நடத்துவேன். அ அப்படின்னும்போது, அவங்களுக்கு பிடிச்ச கலர் டிசைன் அது எல்லாமே இருக்குன்னும்போது அவங்களுக்கு அதில அது மேல ஒரு ஆர்வம் தன்னால வரும். அ ஓகே. இதுவும் நல்லாதானே இருக்கு இதுவும் நம்ம அ முயற்சி பண்ணி பார்க்கலாமே! அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட வரும். அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்காங்க. ஸோ, அதான் இந்த ம வல இந்த பா
சரிங்க. ம். சரிங்க. ம்.
அ. தலைமுறைக்கு, இந்த ஆ, ஏத்தா மாரி நம்ம வழி நடத்தினோம்னா, கண்டிப்பா அத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது என்னோட நம்பிக்கைங்க.
இப்போ. சரிங்க. இப்போ வந்துட்டு இப்போ நீங்களே உங்க பொண்ணுங்க இருக்காங்க. உங்க பேரன்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் ஸ்கூல்ல நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நெறைய பேர் இப்போ கொஞ்சம் அ பேரன்ட்ஸ் எல்லாம் மாடர்ன் ஆயிட்டாங்க. ஒரு சுடிதார், ஒரு ஜீன்ஸ் டாப் இந்த மாரி விஷயங்களையும் கூட போட்டுட்டு வர்றாங்க. அது வந்து ஒரு ஒரு குழந்தைகள் ஒரு 6 வது, 7 வது படிக்கிற குழந்தைகளோட அம்மா அந்த மாரி இப்ப சொல்றேன். அப்படி இருக்கும்போது, நீங்க சாரி கட்டிட்டு வரும்போது, இப்போ உங்க பசங்களே, ஏன் நீங்க சாரி கட்டிட்டு வரீங்க? நீங்களும் இந்த மாரி ட்ரெஸ் போட்டா தான இந்த காலத்துலல்லாம் நாங்களும் வந்து பெருமையா இருக்கும். ஏன் பழைய காலம் மாரி சாரி கட்டுறீங்கன்னு இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்ல நீங்க அவங்க சொல்றத கேட்டுப்பீங்களா?
ம். ம். ம், ம், ம். ம். ம். ம். அ, ஆ. ம். ம். ம். ம். ஆ. நான் அது என் பசங்களுக்கு அவங்களுக்கு புரியிற அளவுக்கு நான் எடுத்து சொல்லுவேங்க சார். 1ஸ்ட் வந்து உடைங்கிறது என்னோட அ எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் குடுக்கணும். இல்லைங் இல்லைங்களா? ஆ அப்படின்னும்போது, "ஆ 'எ எனக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கணும். அதில வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆ ஒரு நேர்த்தியா தெரியணும்.' அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கும். அதனால எனக்கு இந்த ஸாரி கட்டுறதுனால தான், அந்த ஒரு கம்ஃபர்டபுள் கெடைக்குது. அது எனக்கு பாதுகாப்பானதாகவும் நான் ஃபீல் பண்றேன். நான் நான் அதத்தான் போட்டுப்பேன்." அப்படின்ற மாரி அவங்க கிட்ட சொல்லுவேன். "அது இல்லாம நம்மளோட அடையாளம்னு பார்த்தா, இதுதாம்மா. இதுதான் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அ அத போடலாம். எப்ப போடணுமோ, ஆ தேவைப்படுற நேரத்துக்கு அத நம்ம இது பண்ணிக்கலாமே தவிர, அதுதான் நம்மளுடையதுன்ட்டு அப்படியே அதையே பிடிச்சுட்டு போகக்கூடாது, நம்மளோட இதையும் பாரம்பரியத்தையும் அப்பப்ப நம்ம வச்சுக்கிட்டா தான் அடுத்த தலைமுறைக்கு அது போகும். அ அதனால அத க கண்டிப்பா கடைபிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவேங்க சார்.
ம். கண்டிப்பா. ம். ம். சரியா சொன்னீங்க. இப்போ பள்ளிகள்ல வந்துட்டு அ எந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தா, ஆ இந்த மாரி அ இளம் தலைமுறைக்கு வந்து அ நம்ம பாரம்பரியத்தையும் சொல்லி குடுத்த மாரி இருக்கும். அவங்களோட ட்ரெண்ட்க்கு ஏத்த மாரி மாற மாரி பள்ளிகள்ல ஏதாச்சி முயற்சி எடுக்கலாமா? எந்த விதமான முயற்சிகள் எடுக்கலாம்?
ம். ம். ம். ஆ கண்டிப்பாங்க சார். ஆ இப்ப ஏ பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கு அந்த மாதிரிலாம் அலோவ் பண்றது, இந்த பிஸ்கட்ஸ் இதெல்லாம் அ அலோவ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அ சிற்றுண்டி அ அதில வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அ மத்த மாணாக்கருக்கு குடுக்கும்போது நம்பளோட ஃபுட்ட கொஞ்சம் வந்து, நிறையா அவங்க வந்து குடுக்க வைக்கணும் அ அப்படிங்கறது தான் என்னோட எண்ணம். அ என்னோட பசங்க கிட்டயே பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பர்க்குன்ற, இப்ப வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாரி சுற்றுருண்டி தான் நெறையா குடுக்குறாங்க. <tsk> அந்த பிறந்தநாள் கொண்டாடுற பசங்களே அ அவங்க கிட்டயே இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் எடுத் எடுத்துட்டு வரலாம். ஸ்கூ ஸ்கூல்ல அப்படிங்கிறது கருத்துங்க சார்.
ஆமாங்க. ஆமாங்க. ம், ம். ஆ ஒ நீங்க வந்து இப்போ ஆ இந்த பாரம்பரியம் அப்படின்றது, ஆ புதுசா இப்ப மாடர்ன் இந்த மாரி ட்ரெண்ட்டு வருது இல்ல, அது கூட ஒத்து போகுமா? இல்ல அது வந்து ஒத்து போகணும்னு நினைச்சாலே பிரச்சனை தான் ஆகுமா?
ம். ம். அ கண்டிப்பா ஒத்து போகும் சார். நம்ம அ அது எல்லாமே நம்ம பார்க்குறதுலேயும், நம்ம அத எடுத்துட்டு போறதுலயும் தான் இருக்கு. அ நம்ம அது ஒரு மாரி இல்ல இல்ல இது ரொம்ப பழசு. இதெல்லாம் பண்ணினா அத இந்த இப்போ ஒரு வார்த்தை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களே, இந்த தலமுறை பூமர் அப்டின்ட்டு. அ அந்த மாரி அ ஒரு வார்த்தைய வச்சு, அப்படியே எல்லாத்தையும் நம்ம புறந்தள்ளக்கூடாது. அ இதுதான் நம்மளுடைய இது அடையாளன்றத அவங்க இன்னும் கொஞ்சம் முன் வந்து, எடுத்து பாக்க ஆரம்பிக்கணும். அதை பாத்தாவே இப்ப இருக்கிறதோட, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதோட, நம்ம பாரம்பரியமும் சேந்து, அதோட வரும் அப்படிங்கிறது தாங்க சார்.
ஆமாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அந்த பாரம்பரிய கலைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுமாரி விஷயங்களே, நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னானா முன்னாடி பறை, தப்பாட்டம், அந்த மாரி எக்கச்சக்கமா இருந்துச்சு இல்லைங்களா, அப்ப அந்த மாரி விஷயங்கள் எப்படி இவன் இவங்க இந்த மாரி இளையதலமுறையினருக்கு சொல்லி தரலாம்? நீங்க வந்து பிரேக் டான்ஸும் ஆடுங்க. என்ன வேணா பண்ணுங்க. இதையுமே கத்துக்கன்ற மாரி என்ன பண்ணலாங்க?.
ம். ம். ம், ம், ம். ஆமாங்க சார். ஆ. அது ம். பள்ளிகள்ள அதை எடுத்துட்டு வரலாங்க சார். பள்ளிதான் எல்லாத்துக்குமே அடித்தளம்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஒவ் ஒவ்வொரு பள்ளிகள்லயும், குறைஞ்சபட்சம் ஒரு ஆ ஒரு 10,000 மாணாக்கர்களாவது இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பள்ளியும் இந்த முயற்சிய எடுக்கும்போது, அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா அது போயி சென்றடையுங்க சார்.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஒரு பாரம்பரியத்த வந்து நீங்க எப்படி வந்து ஒரு இந்த தலமுறையினருக்கு எப்படி காப்பாத்தலாங்கிறது, இல்லை உங்க வந்து எப்படி அவுங்க ஸ்கூல்ல வந்துட்டு, என்ன விதமான முயற்சிகள் எடுக்கலாம். அந்த மாரி விஷயங்கள வந்து, நீங்க வந்து அ ரொம்ப நல்லாவே எடுத்து சொன்னீங்க. இந்த காலத்து தலைமுறையினர்கள் வந்துட்டு, அவுங்களுக்கு ஏத்த மாரி அ புரியுற மாரி சொல்லணும். அதுவுமே இந்த இந்த காலத்தில ஒத்துப்போகும், கண்டிப்பா பாரம்பரியம். அதுக்கு தகுந்த மாரி, பள்ளிகள்லயும், அந்த மாரி விஷயங்கள வந்து, புகுத்தனும்ன்னு நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க கூட பேசுனதுக்கு மகிழ்ச்சிங்க. நன்றி.
ம். ம். ம். ம். ம். ம். ஆமாங்க. சார். ம். ம். மகிழ்ச்சிங்க சார். சந்தோஷம்.